எல்லாருமே கேட்பாங்க. அ எதுக்கு பிள்ளைக்கு இவ்ளோ செலவு அப்டின்னு, நான் இத்தனைக்கும் +1 +2 சி பி எஸ் சி ன்னாலும், ஃபுல்லா மெரிட்டு 10த்ல நல்ல மார்க். <inhales> ப்ளஸ் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி மெரிட்ல படிச்சேன். ஆ
ம், அ. அ இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. குடும்பத்தோட நிலை புரிந்து சில குழந்தைங்க மட்டும் தான், அத பயன்படுத்திப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு சிலர்லாம் பயன்படுத்தவே முடியாது.
அ. அது, புரிஞ்சுதான ஆகணும். ஏனா அப்பா கஷ்டப்படுறாரு. <inhales> அவருக்காக தான். நான் அப்பாட்ட சொல்லுவேன், எங்க அப்பா கேட்பாரு, உனக்காக தான் நீ படிக்கிற? இல்ல நான் உங்களுக்காக தான் படிக்கிறேன். உங்களுக்கு தெரியலயா?
அ, அதான். நீங்க ரொம்ப அழகமா அ, இல்லயில்ல என் மகன்கிட்ட கேட்கிறது உண்டு, "நீ யாருக்காக படிக்கிற? நீ யாருக்காக இதெல்லா செய்ற? உனக்காக செய் மொதல்ல", அப்படி என்பேன், "இல்ல, உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன். இந்த ஹோம்வொர்க்லா இல்லனா பண்ணவே மாட்டேன் நானு",
ம். <exhales> <laughs> ஆமா. நான் படிச்சுருப்பேன். ஆனா இவ்ளோ எஃபோர்ட் போட்டு நான் படிச்சுருக்க மாட்டேன்னு தான் நான் சொல்வேன், எங்க அப்பாட்ட. ஆனா ஆமா. ஏனா? அப்போ அம்மா அந்த அளவுக்கு அவுங்க செய்றாங்க. இப்போ ஒரு க்ளாஸ் போனேன். 9த், 10த்ல அ-அது ஒரு 5 6 மணி நேரம் கிளாஸ். எங்க ஊர்ல இருந்து பஸ்ல போறதுக்கு ஒரு மணி நேரம், வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். எ-எங்க அம்மாவுக்கே, என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க. அது ரொம்ப தூரம்லாயில்லங்க, எங்க ஊர்ல இருந்து டவுன் அவ்ளோதான். ஆனா அது ஏனோ தனியா அனுப்பக்கூடாது. அப்பாவுக்கு வந்து நான் எங்கயும் தனியா அனுப்பக்கூடாது, அப்டின்னு சொல்லி, அவர் அம்மாவ கிளப்பி விட்ருவாரு. அம்மா அங்க வந்து, என்ன க்ளாஸ்ல விட்டுட்டு, வெயிட் பண்ணுவாங்க. அந்த க்ளாஸ் முடியற வரைக்கும் 6:00 ஹார்ஸ் வந்தா, என்னோட க்ளாஸ்க்கு வெளில ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அங்கயே உக்காந்து வெயிட் பண்ணி என்ன கூட்டிட்டு வருவாங்க.
அ நீ சொன்ன உடனே எனக்கு அது மாரி நீ எனக்கு வந்துருச்சு. ம். ஒரு உந்துதலா இருந்துச்சு இல்லையா? ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம், ம். ஆ. பாவங்க. அ.

ரொம் எனக்கு டக்குனு தெரியல. யோசிக்க முடியல. அம்மா அப்பாட்ட.
அ இல்லல்ல. இல்லல்ல அந்த உணர்வெல்லாம் இருக்கும் நமக்கு. அ நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்து வார்த்தையால சொல்ல முடியாத தருணங்கள்லாம் கூட, அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு அழுகும்போதோ! இல்ல நமக்கு மெய்சிலிர்க்கும். ம்.
ஆமா. இது ஆனா நான் வச்சிருந்தேன். இந்த பாட்டு இருக்கள்ல. எம் குமரன் ல வந்து ஒரு பாட்டு வரும்ல. இப்ப ஆர்டர் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து போஸ்ட் வந்துச்சு. <inhales> போஸ்ட் வந்த கவர்ன்மென்ட் ஆர்டர்ங்கிறதுனால அது போஸ்ட்ல அனுப்புவாங்க. நம்ம வீட்டுக்கு போஸ்ட்ல அனுப்பி எங்க அம்மா தான் போய் வாங்குனாங்க. அத நான் வீடியோ எடுத்து நான் அம்மா தான் போய் வாங்குனாங்க. எனக்குத் தெரியும். எனக்கு இந்தமாரி போஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து என்ன கூப்டாங்க. வீட்டுக்கு வரட்டான்னு கேக்குறாங்க. வாங்க அப்டின்னே. அப்புறம் எங்க அம்மா தான் போய் வாங்குனாங்க. <inhales> நான் அத வீடியோ வச்சிருக்கேன். எனக்கு அது எப்பயுமே ஒரு ப்ரேஷியஸ் ஆன ஒரு மொமென்ட் அதுக்கு நான் போட்டிருந்தேன் இந்த பாட்டு இருக்குல்ல, எம் குமரன் ல ஒரு பாட்டு வரும். நீயே! நீயே! அப்பிடின்னு சொல்லி, அதில சில வரிகள் வரும். உன் பேரைச் சொல்லும் பிள்ளை, போராடி வெல்லும் பிள்ளை ம்
ம். ஆஹா! ஆஹா! செம்மங்க. ஆ. ம்ஹ்ம். ம். நீயே! நீயே! ஆ. ம். அதானே! அதானே! நானும் அதான் ஞாபகம் வச்சுப்பேன் அதிகமா
அது ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகும். அது
இல்ல. அது மொத்தமாவே வந்து ஒரு அம்மாவ எப்பிடிலாம் பார்த்துக்கணும்? ஒரு பையன் அதுக்கப்புறம் என்ன கடமைகள்லாம் செய்யணும்? அந்த பாட்டுலே மொத்தமா சொல்லிருவாங்க எனக்கு தெரிஞ்சு.
ஆமா.
இந்த மொழி புரியாதவங்கலாம் அந்த பாட்ட கேட்டா கூட கண்டுபிடிச்சுடுவாங்க நான்லாம் நினைப்பேன். சிலப்ப தமிழ் பாட்டுலாம். ஏன்னா அந்த சூழல். என்னலாம் பண்ணணும்? அப்புறம் வந்து வரிகள் புரியலனாலும், அவுங்க அத உணர முடியும். அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் முடியும்னு நான் நினைப்பேன். பெருசா தெரியல எனக்கு. வேற வேற மொழிகள்லாம் தெரிஞ்சிதுன்னா, மே பி நான் வந்து மாறியிருப்பேன்னு நினை ம்.
நான் அதுக்காக ஆ. இது நல்லாருக்கு. ஆமா. தமிழ் நீங்க எ சுலபமா கத்தக்கலாம். என்ன, என்னப் பொறுத்தவரைக்கும் நமக்கு தமிழ்ல எழுத்துக்கள் கம்மி. மத்த மொழிகள விட. எனக்கு மலையாளம் விட நான் தமிழ் ஈசியா கத்துக்கிட்டேன்னு வச்சிக்கோங்க வச்சிக்கோங்களேன்.
ம். ம்ஹ்ம்.